அது மாறும். ஆனா, வந்து அ எனக்கு வேலை அந்த வேலை ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து, எங்க அப்பா "ஆசிரியரா இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீ காலையில போனா இரவு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவே!" எனக்கு அதுக்காக ஆசிரியரா நீ போகணுங்கிற மாதிரி என்னைய துறை தேர்வெடுத் செய்ய சொன்னாங்க. ஆனா, மொதல்ல அந்த மாதிரிலாம் இருந்தாலும், அதுக்கப்பறம் எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு அ எப்பிடி சொல்றது? வேலையா ஆயிடுச்சு. அப்பிடின்னு தான் நான் சொல்லணும். அ அப்போ எனக்கு தினமும் காலை எழுந்ததும், பசங்களுக்கு போய் பார்க்கணும் அப்பிடிங்கிற மாதிரி நமக்கு எழுந்துரும், இப்ப ப்ரிப்பரேஷன் இருக்கணும் காலையில எழுந்துருக்கணும். அ நம்ம ஸ்கூலுக்கு போகணும். அந்த அட்டெண்டன்ஸ சைன் போட்டு பசங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு குட் மார்னிங் ஒரு வ இது வரும்போது இருக்கும் பாருங்க! அ. அதான் அது வரும். அ, அதான்.
சரிங்க. ம். சரி. ம். குட் மார்னிங் மேடம் அப்பிடி சொல்லுவாங்க. அது அழகா இருக்கும். அதுவும் இல்லாம அது கோரசா சொல்லுவாங்க தெரியுமா?
அதேதான். அதே, அது அ அது ஒரு அ அந்த எப்பிடி அது ரொம்ப தேவைப்படும், அப்பிடிங்கிற மாதிரி எப்ப நான் அந்த பிரேக் எடுக்கும்போது தான் எனக்கு தோணுனுச்சு. நம்மளால இத என்ன பண்ணவே முடியல. இப்பயும் நான் ஆன்லைன் ல டியூட்டர் வேல வேலையெல்லாமே செஞ்சாலுமே, ஆ, அ அந்த கிளாஸுக்கு போயிட்டு அ அப்புறம் நான் கல்லூரிகள்ல கூட வேல பார்த்தோம். அப்ப கூட எனக்கு அந்த கல்லூரிகளுக்கு மாத்தம்போது நல்லாதான் இருந்தது. ஆனா, அவுங்க வேற மாதிரி. ஆனா, இந்த பள்ளியில வேலை பார்க்கும்போது இருந்த ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம் வந்து அடுத்து நான் வந்து டியூட்டர் அ இருந்தாலோ! கல்லூரிகளுக்கு வேலைக்கு போனாலோ! இப்ப நம்ம வேல பார்க்குற மாதிரி, இப்ப சிஸ்டம்லயே நம்ம வந்து பார்த்துட்டு, ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலோ! ஒன்னும் பெருசா எனக்கு அது தெரியல. பிரேக் எடுக்கும்போதும் நம்ம இது பண்ணது என்னன்னா, நம்மளோட ச்சே! நம்ம எவ்ளோ ஒரு இந்த டீச்சர் இல்ல. நம்மளால வந்து ஸ்கூலுக்கு போக முடியலயே! ஆமா, அப்ப அ.
அது ரொம்ப அழகு. ஆமாங்க. அது ஒரு எனர்ஜி, நம் அது உங்களுக்கு ரொம்ப தவறவிட்டமாரி தோணும். ம். அனுபவம், ஆ. ஆமாங்க. நம்ப என்னதான் ஒ ஆமா. நம்ம என்னதான் வந்து ஒரு சோர்வா இருந்தாலும், எதாச்சும் தொடர்ந்து வகுப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்பிடி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் உடல் சோர்வா இருக்கும். அப்பிடி இருந்தாலும் அந்த மாணவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு குட் மார்னிங் மேடம்! அப்பிடின்னு சொல்லும்போது அந்த சோர்வு எல்லாமே தானா போயிடும். ஏன்னா, அந்த அனுபவம் எனக்கும் இருக்கு.
அதான். ஆமா.

அம்மா! நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அ அதுவும் இல்லாம ஆன்லைன்ல வகுப்பில பிடிச்சு அந்த பசங்கள அவுங்க பெற்றோர்கள்லாம் உட்கார வைக்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய போராட்டமா ஆமா, ஆமா.
ஆ. ஆஹ, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆனா, வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்லாம் வந்து, அ எப்பிடி சொல்றது ரொம்ப வெளிநாடு நம்ம வேற மாதிரி ஒரு நம்மளால இங்க படிக்கவே முடியல, நேரா போய் அப்பிடிங்கிற ப பட்சத்தில தான் அந்த தேர்வு பண்ணு நான் நினைக்கிறேன். ஆன்லைன் வகுப்புகள்லாம்.
ஆமாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த ஹிந்தி வகுப்பு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆன்லைன்ல போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாது.
ஆஹா!
ஆ. ஆனா வந்து என்னோட குழந்தைக்கு வு இதில பள்ளிக்கூடங்கள்ல அது ஒரு பாடமாவே இருக்கு. அப்பிடிங்கம்போது எனக்கு சுத்தமா தெரியாதபோது நான் இங்கே என்ன பண்ணன்னா, பக்க, அக்கம் பக்கத்தில விசாரிச்சு பார்த்ததுக்கு எதுமே சரிப்பட்டு வரல. அது நான்
ஆமா. ஆன்லைன் தான் உங்களுக்கு தேர்வு, வேற வழியே இல்ல <chuckles> அப்ப.
வேற வழியே இல்ல அப்பிடிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தான் அத நான் எடுத்தேன். ஆனா அ.
நான் இப்பயும் கேட்க செய்றேன். நான் வந்து நேரா போறேன், நான் வகுப்பு எடுக்கிறேன். நான் வந்து முடிந்தவரை நான் வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்து நான் அவனையும் பார்த்துக்கிறேன் இல்லன்னா, அவனோட வோய் எப்பிடி சொல்றது? என் பையன் படிக்கிற ஸ்கூல்லேயே நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். எ என்னவா இருந்தாலும் பரவால்ல.
ஆமா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கே! உங்களுக்கு பள்ளு பள்ளி பையன் படிக்கக்கூடிய பள்ளியிலேயே நீங்க மாறிக்கலாமே! அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாச்சே!
அ அதுதான். அதே அது அ நம்ம எப்பிடியாவது போகணும், நம்ம நம்ம எப்பிடி நம்ம நான் தானா! இது நான் எதாவது பண்ணியாகணுமே! எனக்காக நான் அத படிச்
என்னோட அடையாளமே போன மாதிரி நீங்க கவலைப்பட்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இந்த மாதிரி சமாளிச்சு சொன்னதுக்கு உங்க வீட்டார் சைடுல இருந்து என்ன பதில் வந்துச்சு?
அதேதான். அதுதான் நம்ம மாறி.